<laughs> அ, ம்.
ஒழுங்கா பரவால்லீங்க அந்தக் காலத்துல, ஆனா அனுபவிச்சிருக்கீங்க இல்ல, எனக்கு அந்தக் குடுப்பனா கூடக் கிடையாது. அதுவே ஒரு பெரிய விஷயம்னுதான் சொல்லுவேன்.
ஆமாம். ஆமாமா. ஐயோ! கஷ்டம்தாங்க. எங்க எங்களுக்கு எங்க பாட்டி எவ்ளோ அதுவும் இந்த மழை பெய்ஞ்சிட்டுருக்கும்போது ஒரு கல்லக்காய் இருக்கு இல்லீங்களா, அத காய வச்சு நாங்க கல்லக்காய் காட்டுல போட்டுருப்போம். அந்த காய வச்சு வச்சிருப்பாங்க. அந்த கல்லக்காய் வந்து எப்படின்னா, அ வறுத்து அந்த மழை காலத்துல சாப்பிடுவோம் பாருங்க. அது வறுத்து பயங்கரமா அது ஒரு மூட்ட மூட்ட கட்டி வச்சிருப்பாங்க. "இது இன்னைக்கு சாப்பிடணும். இது நாளைக்கு சாப்பிடணும்."
ம். ம். அ நான் இப்ப தான் கேள்விப்பட்டு, நீங்கச் சொல்லி இப்ப தான் எனக்குத் தெரியுது.
ஆமா, இந்த வேர்க்கல்ல நீங்கப் பாத்துருக்கீங்களா கல்லக்காய். அந்தக் கல்லக்காக வந்து ஒவ்வொரு இதுல அது வெளில வச்சு. அ வானல் பெருசா வச்சு. அத வறுத்து
ம். ஓ! நீங்கக் கடலையா தான் சொல்றீங்களா?
உ அத காய வச்சு அ, கடலை.
ஓ! சேரி, சரி. அ எனக்குப் புரியல இவ்ளோ நேரம் நீங்க என்னவோ, கள்ளக்கான்னோன. ம்.
ம். கடலை கடலைதான். அந்தக் கல்லக்காவ அந்த அது வந்து நல்லா, கு வ இது எடுக் வறுத்து நல்லா அது வரை. அது ஒரு பதம் இருக்குது. அந்த வறுத்து வைக்கிறதுலயும். தீயாம இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்.
ஆ. சரி. ஆமா, முறுமுறுன்னு நல்லா வறுபட்டு இருக்கணும் வேற!
ஆமாமா. அந்த மாதிரி இருந்தது. அத வறுத்து, அத காய வச்சு, ஆற வச்சு எடுத்து வச்சிருவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் பங்கு போட்டுத் தருவாங்க.
ம். ஓ! அதையும் அந்தப் பாட்டி தான் செய்வாங்களா?
ஆமாமா, பாட்டி செய்வாங்க. நாங்க கூடக் கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணுவோம். மத்த எல்லா பிளானிங் எல்லாம் எங்க ஆ பாட்டிதான்.
ம். பரவால்ல. அவங்க வந்து தனியா தான் இருந்தாங்களா பாட்டியும் தாத்தாவும்?
அதுல எடுத்துச் சமைச்சிக்கிறது இல்ல, தாத்தா கூட தாத்தா அதாவது நாங்க கூட்டு குடும்பபான பக்கத்து வீட்டுல இந்த. இந்த ஒரு வீட்டுல பாட்டி, இன்னொரு வீட்டுல நாங்க, இன்னொரு வீட்டுல பெரியப்பா, அந்த மாரி இருந்தோம். அப்படி இருக்கும்போது பேரப் பிள்ளைங்கலாம் ஒரு 5, 6 பேர் இருப்போம் இல்லீங்களா, அப்ப அவங்களுக்கு என்ன ஸ்னாக்ஸ், இப்ப எல்லாம் நம்ம கடைல முறுக்கு அது இதுன்னு வாங்கிக்கிறோம். அப்போ வீட்டுல என்ன செஞ்சு தராங்களோ அதுதான்ன!
ஓ! அந்த மாதிரி. ம். சாப்பாடெல்லாம் தனித்தனியா தான். ம். ஆமாமா. மிந்தி எதுவும் பண்றது இல்ல. ம்.

கண்டிப்பா, கண்டிப்பா. இட்லி ஊத்தி வச்சிருவாங்க. அப்புறம் கறி குழம்பு ஒண்ணு வெப்பாங்க. அதுல எ மசாலா அந்த எண்ணெய் ஊத்தி, வெங்காயம் போட்டு வெங்காயம் தனியா இது வேற காலைல எந்துச்சு வெங்காயம், தக்காளிலாம் ஆட்டுவாங்க. அது ஒரு டைம் ஆட்டணும்.
பரவால்லங்க. ப ஒ இவ்வளவும் பண்ணி முடுச்சுருவாங்களா?
ஆமாமா. அந்த வெங்காயம் ஆட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தா மறுபடியும் தேங்காவும் அரைக்கணும். தேங்காவும், சோம்பும் போட்டு அது நைட்டு குழம்புக்கு மசாலா அந்த இது ஊத்துனா தா கொஞ்சம் கொழம்பு கெட்டியா இருக்குமாம்.
ஓ. அப்பல்லாம் வந்து இந்த மிக்சி இந்த மாரி இல்லாதுனால, இவங்க வந்து எல்லாமே கைலயே அரச்சுருவாங்க.
இல்ல. ஆமா, வெளிலயே அரச்சுருவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் கொஞ்சம், கொஞ்சம் நாங்க ஆட்டறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்பச் சின்னப் புள்ளங்கள்ள நாங்க என்ன பண்ணுவோம், இததான பண்ண முடியும். அந்த மாரி இருக்கும். ரொம்போ அதெல்லா எங்க பாட்டி இப்ப கண்ணுக்கு முன்னாடியே நிக்கிறாங்க. <chuckles> அந்த மாரி இருக்கு. அ, அ,
ஓ! நல்ல விஷயம் தான். ம். ஆமாமா. <chuckles> அதான் பாருங்க. அவங்க போனாலும் அவங்களோட, உணவு வந்து இன்னும் உங்களால மறக்க முடில பாத்தீங்களா? அதுதான். <chuckles>
நினைவுகள். ஆமா, ஆமா. அது அந்த ரெசிபி வந்து அந்தக் கறி குழம்பு அது வந்து அப்படி வெப்பாங்க.
ம்.
அ, இதே அந்தக் ஓ கறிக் குழம்பே வந்து முட்டக்கோசுன்னு இருக்கு இல்லிங்களா, அந்த முட்டக்கோச வந்து, கறி குழம்பு மாரி வெப்பாங்க. இந்தப் பட்ட, சோம்பு அரைச்சு, தேங்கா போட்டு அந்த சுவை வரும். அது, அதுவுமே இன்னு யாரு சு ட்ரை அதாது அந்த அளவுக்கு வெப்பாங்க கொஞ்சம். ஆனா அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. எங்காயா வெக்கிற தக்காளி குழம்பு.
ஆமா. ஓ! அந்த சுவை வந்துரும். ஓ, அதுதான் அந்த கைப்பக்குவம் அப்படி.
தக்காளி கொழம்பு தக்காளிலே புளி குழம்பு மாரி வைப்பாங்லே, தக்காளி காரகொழம்பு அந்த மாரிலாம், <tsk> எ அரைச்சு ஊத்துறது என்ன போடுவாங்கன்னே தெரியல. அவ்வளவு அரு அந்தக் கைப்பக்குவங்கறதுலாம் அதாங்க.

மொளகா, கொத்தமல்லி வெறும் அத மட்டும் அரைச்சு வைப்பாங்களா?
ஆஹ, மொளகா, கொத்தமல்லி, பட்ட, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்து, அ மசாலா, ஆமா, இந்த மசாலாவ வறுத்து, அத அப்டியே தண்ணீ ஊத்தி, அத ஃபஸ்ட்டு உரல்ல குத்திக்குவாங்க. இந்த மொளகா, கொத்தமல்லி எல்லாம் அப்பதான் மய்யும் இல்லைங்களா, அதனால குத்தி வச்சுக்குவாங்க. அத குத்திட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்னா ஆகும்ன்னா அ, அத ஆட்டணும். அதுக்காக ஆட்டுறதுக்கு, அப்பல்லாம் சின்னப் பிள்ளையா இருக்கும்போது, நாங்க ஆட்டிடுவோம்.
ஆஹ் உ மசாலா, ஓ! அது மசாலா மாதிரி. ம். ம். ஆமா. அது ஒரு விளையாட்டா நம்மளுக்கு ஜாலியா இருக்கும்.
அ ஆமா. ஜாலியா இருக்கும். அத ஆட்டி வச்சிட்டு, அதுக்கப்புறம் அத ஒரு தட்ல எடுத்து காய வச்சி வச்சி காய வச்சிருவாங்க அப்டியே. அந்த மொளகாய்த்தூள்ல அப்டியே எடுத்துப் போட்டுக்கலாம் இல்லைங்களா, இருந்தாலும் எங்க பாட்டி வந்து ஆஹ் பவுடர்ன்னா, சாந்து மாரி ஆக்கிருவாங்க. லிக்குட் மாரி கொஞ்சம். கொஞ்சம் கெட்டியா சட்னி மாரி அந்த மாரி ஆக்கிருவாங்க. அ அது ம் வீட்டுல மொளகாத்தூளு எல்லாமே அரைச்சுதான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கறி குழம்புக்குன்னு பாத்தா, இந்த மாரி மசாலா தான் செய்வாங்க.
ஒ! ஆமா. ஓ, பவுடர் ஆக்கிருவாங்களா? ஓ! சரி, சரி. ம். சரி, சரி. ஓ! பரவால்ல. ம். அதே ஒரு தனி ருசியால இருக்கும். <chuckles>
அரைச்சுதான் செய்வாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதெல்லாம், அந்த கொழம்பெல்லாம் இப்பல்லாம் நம்ப ச வைக்கிறது எல்லாம் ஒரு கொழம்பா? அப்டிங்கிற மாரி இருக்கும். அது எத் அவ்வளோ பக்குவமா அந்த ரெஸி அப்ப இந்த மாரி ஃபோன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ப வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாட்டியும் இல்ல, அந்தனோட ரெசிப்பியும் நமக்கு இல்ல. நம்ப அவய்ங்க வச்சத யோசிச்சு பாத்துச் செஞ்சது தான்.
ம், ஆமா, ம். இப்ப உங்களுக்குத் தெரியறது, அம்மாக்கு தெரியாதா? அந்த ரெசிபி எப்படி பண்ணனும் அப்படின்றது?
அ அது என்னதான் செஞ்சாலும், அவய்ங்க கைப்பக்குவம்ன்னு ஒண்ணு வரணும் இல்லைங்களா, அது வராது.
கண்டிப்பா. ஆனா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்குத் தெரியும். எப்டி எப்டி பண்ணனும், அந்த மாதிரி. ம்.
ஆ அந்த மாரி, அது மாரிதான். அந்த மாரிதான். எங்க பாட்டின்னு சொல்லும்போது தான், அது என்ன ஆகுதுன்னா ஒரு எங்க பாட்டி வந்து ஒரு அரிசி கச்சாயன்னு ஒண்ணு செய்வாங்க. அந்தக் கச்சாயம் பெருசா இருக்கும். ஒரு கை சோடு, நம்ம ஒரு கையில வச்சா அந்த அளவுக்கு இருக்கும். அது ஒண்ணும் இல்ல. தேங்கா, அரிசி, வெல்லம், சோம்பு, ஏலக்காய் இது 4 மட்டும் தான் போட்டு அரைச்சு செய்வாங்க. அது சாப்பிடறதுக்கும் அப்டியே, உள்ள சாப்பிடும்போது கொஞ்சம் குறுண, குறுணயா, ஒரு இனிப்பா நல்லா இருக்கும். அது இன்ன வரைக்கும் யாரும் எங்களுக்கு அந்த மாரி செஞ்சி தரக்
ஆ. ம். ஒ! அவ்வளதான் சாப்பாடா? அதுதான். இங்க வ வேற எதுவும் வேகவச்சி, இந்த மாரி எதுவும் இல்ல?